இந்த உடற்பயிற்சி அப்பிடின்னு சொல்லும்போது, என்னமோ எல்லாருக்கும் செய்யிறதுக்கு ஆசை. ஆனா, அத வந்து தினசரி பழக்கமா வந்து செய்யும்போது, சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானேன்னு நம்ம நம்மளே மன்னிச்சு விட்டுட்றோம். இந்த உடற்பயிற்சி அப்பிடிங்கிற பழக்கத்த எப்பிடி உருவாக்குனீங்க? அத தொடர்ந்து உங்களால பின்பற்ற முடியுதா? உங்ளான உங்களோட அனுபவத்த கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பாங்க, எ, இந்த உடற்பயிற்சின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லேங்களா? அது வந்து அத பத்தி நாம் பேசணுன்னாலே <grunts> அ
அப் அத பத்தி நீங்க, இப்
என்னுடைய சிறு வயது, சிறு வயதில் இருந்து தான் நான் பேசனும்.
சரிங்க.
அதாவது எப்பிடின்னா, நம்ம வந்து உ யாரையாவது ஒரு ஒருத்தர பார்த்து நம்ம ஒரு இன்ஸ்பைரேஷன்னு சொல்லுவோம் இல்லயா!
ஆமாங்க.
அந்த ஒரு இன்ஸ்பயர் ஆர விஷயத்தில, தான் நம்ம வந்து ஒரு காரியத்த, நம்ம செய்யறதுக்கு வந்து அத வழக்கமா ஆரம்பிப்போம்.
எந்த விஷயமா இருந்தாலுமே சரி, இல்லேங்களா!
ஆமா. அந்த அந்த மாரி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு இன்ஃபுளியன்சர் அப்பிடீன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த கமல் ஹா அவரு வந்து ரொம்ப சிறு வயதிலிருந்தே, அவர் மேல ஒரு அ இது உண்டு. அந்த ஆர்வம் உண்டு.
ம். நீங்க கமல் ஃபேன். கமல் சார் ஃபேனு. ஆ நானுமே அப்பிடித்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆமா வெறியன் வச்சிக்கங்களேன். <chuckles> அது அவ அவருது அந்த அந்த அந்த பா பாத்தீங்கனாலே, அவரோட உடம்பு அந்த அவரோட இது வந்து, அந்த அவரு வந்து உடற்பயிற்சி நெறையப் பண்ணுவாருனு சொல்லி, அப்போலருந்தே நமக்குத் தெரிந்த விஷயம். அந்தமாரி ஒரு ஒடம்பு வரணும்.
ம். ஓ! நீங்க ஓ! நீங்க அத வந்து அந்த மாரி ஏதாவது வ இதுல மேக்ஸின்லாம் அந்த மாரி பார்ப்பீங்ளா? படிச்சிருக்கீங்ளா? அந்த மாதிரி.
ஆமாமா. ரொம்ப தாக்க ப ப படுத்தின, ஒரு ப படம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்ரம்னு ஒரு படம் இருக்கும்.
ஆமா.
அதுல பார்த்தீங்கன்னா, அவரு அந்த ஒடம்பு வந்து, அந்த அந்த கட்டுமஸ்தம் வந்து, அந்த அ அதுல ஒரு பாட்டும் இருக்கும். அந்த அதப் பத்தின "ஆண்மை என்னும் பெயருக்கேற்ற தோற்றம் இதுதானா" அப்டின்ற மாரில்லாம் வரும் இல்லையா?
ஆ.
அதனால, அது அந்த ரொம்ப த சரி ச பண்ணலான்ட்டு சிறு வயதிலிருந்தே, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, சின்ன சின்னதா, பண்ண ஆரம்பிச்சேன். அந்த அந்த புஷ் அப்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த தண்டால்னு சொல்லுவாங்க இல்லயா? தண்டால் அதுக்கப்புறம், பஸ்கி அது மாரில்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன்.
சரிங்க ஓ! தண்டால் எடுக்கிறதல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே!
ஆ அது அதுல்லாந்தாம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க. அ பொ பொதுவா வந்து அந்த செய்முறையில ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ஆரம்பிக்கணும்னா. இந்த இந்த மாரி உடற்பயிற்சி தான் வந்து ரொம்ப நல்ல விஷயங்களா வந்து சொல்லுவாங்க.
ஓகே, ஓகே. ஆ சரி த எப்பிடி நீங்க தொடங்குனீங்க? அது ரொம்ப ஆரம்பத்தில கஷ்டமா இருந்துச்சா? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
அ இ எல்லாமே மொ மொதல்ல ஆரம்பிக்கும்போது கஷ்டமா தானங்க இருக்கும். ஏ ஃபார் ஆப்பிள்ன்றதே வந்து, நமக்கு வந்து மொத மொதல்ல கஷ்டமா தானே இருந்தது
அ. <laughs> ஆமா.
அத கொஞ்ச, கொஞ்சமா அது பழக்கமானப்பறந்தான் நமக்கு வந்து அது ஈசியா போச்சு. அ, ஆ, இ, ஈ லருந்து எழுதுறது, <chuckles> வந்து எல்லாமே கஷ்டம்தான.
ஆமாங்க. சரியா சொன்னீங்க.
பழக, பழக நமக்கு அது வந்து, அது அதான் அந்த சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவாரு இல்லீங்களா? ப்ராக்டீஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்டின்னுவாரு.
<laughs> ஆ சரியா தான் சொன்னீங்க <inhales> அதான் அது அந்த மாதிரி வந்து நீங்க வந்து சின்ன வயசுலயே வந்து இந்த உடற்பயிற்சி, நேரா அதில தண்டால்ல இறங்கிட்டீங்களா? இல்ல வந்து ஓட்டப் பயிற்சி இல்ல அது
அந்த மாதிரிங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஏன்னா எங்க அண்ணன்லான் அப்ப வந்து என்ன விட கொஞ்சம் பெரியவங்கன்றதனால, அவங்களாம் செஞ்சிட்டிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம். அதனால வந்து நமக்கு கொஞ்சம் வசதியா போச்சு அது. அது அவுங்க அவுங்களோட உட்காந்து இது பண்றதுன்னு. ஆனா ஒரு தப்பு வந்து அ நான் செஞ்சுட்டேன்றது வந்து, அந்த நேரங்கள்ல புரியல. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஒரு காலகட்டங்களுக்கு மேல தான், ஐய்யயோ! நம்ம பண்ணது தப்பு. இவ்ளோ சீக்கிரம் நம்ம அந்த இத முடிவ எடுத்திருக்கக்கூடாது, அப்பிடின்னு
ஆ. ஓ! அது ஏங்க அப்பிடி தோணுச்சு உங்களுக்கு?
ஆ அது என்னான்னா, வ நான் வந்து அந் அ சொல்லுவாங்க. சிறு வயதில சொல்லுவாங்க இல்லயா, அந்த, அந்த தோள்பட்டைக்கு மேல வந்து அ வெயிட் எல்லாம் எடுக்கக்கூடாது. அப்பிடின்னு சொல்லுவாங்க.
ஆமா.
புரியுதுங்களா?
புரியுது, புரியுது, புரியுது, தோல் ப வெயிட் ரொம்ப.
அந்த ஒரு தப்ப நான் பண்ணிட்டேன். தோள்பட்டைக்கு மேல சீக்கிரமே நான் வெயிட் எடுத்ததனால என்னாச்சுன, நான் வளர வேண்டிய ஹயிட் வந்து கொஞ்சம் கம்மியா போயுடுச்சு.
ஓ! அந்த மாதிரி இருக்குதுங்களா?
அதாவது, நார்மல்‌ நான் வ ரொம்ப குள்ளம்லாம் கிடையாது. வளர வேண்டியதுக்கு கம்மியா ஆயிடுச்சு. நம்ப இது, நின்னு போச்சு.
புரியுது. ஆ, ஒரு தடையாயிடுச்சு அது நா கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அதாவது, நா என்ன யோசிக்கிறேன்னா, <inhales> அந்த காலத்துல வந்து நான் இந்த தோள்ல வந்து எங்க ப சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சு 2 பஸ்ஸுக்கு போயிட்டு வருவோம் நாங்க, ஏறி போயிட்டு வருவோம். காலையில ஆர்ற மணிக்கு கிளம்பிட்டு வீட்டுக்கு 6 மணிக்கு தான் திருப்பி வருது. அந்த மாரி நேரத்துல சிபிஎஸ்சி ஸ்கூல தான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு, எங்க அம்மா வந்து, "எங்க அ <inhales> படிப்பு அவ்ளோ சிறப்பாக்கணும்" சொல்லிட்டு, புத்தக சுமை அப்டிங்கிறது ரொம்ப வெயிட் அதிகம் பின்னாடி புடிச்சு இழுக்கும் நாங்கலாம் சின்ன குழந்தைங்க. அப்போ, அந்த மாதிரிலாம் போய்ட்டு வரும்போது, அதுனால தா எனக்குமே கொஞ்சம் வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குமோ? அப்டிங்கிறத இப்போ யோசிக்கிறேன்.
ஆமா. ஆஹா! ஆஹா! <chuckles> அது வந்து, அதுவும் இருக்குங்க. அது ஒரு காரணம் இருக்கு உண்மையிலே. அந்த அந்த இது தா வந்து நடந்ததே தவிர ஆனா, அதுக்கப்புறம் அந்த உடற்பயிற்சி மேல இருக்கிற ஆர்வம் போ போகல. கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து என்ன வந்து நான் வளர்திக்கிட்டே தான் வந்த அந்த விஷயங்கள்ல. எனக்கு அந்த கடினமா உயிர் உடற்பயிற்சி பண்றதுங்கறது ரொம்ப அ அதாவது, என்னென்ன வெய்ட் நெறைய தூக்கணும். அப்டின்ற ஒரு ஆசை வந்து ஜாஸ்தியா இருந்தது.
ஆ, சொல்லுங்க, சொல்லுங்க. ஓ! நல்ல விஷயம். ஓ! நல்ல விஷயங்க.
அதனால ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு மேல் வந்து நான் வந்து இந்த வெய்ட் லிஃப்டிங்னு சொல்லுவாங்க இல்லயா? பளுதூக்குதல்.
ஆமாங்க, ஆமாங்க.
அது ப்ராக்டீஸ் பண்ணேன். ஆனா புரொஃபஷனல்லா இல்ல. அதாவது ஒரு ஒரு சும்மா ஒரு ஆர்வத்துல பண்ணது தான் அது.
<laughs> அது நான் கேக்க வந்தேன், "நீங்க அ வெய்ட் லிஃப்டிங் சாம்பியனா?" அப்படின்னு கேக்க வந்தேன், அதுக்குள்ளறா சொல்லிட்டீங்க பாருங்க. ஆ.
இல்ல, இல்ல. அ புரொஃபஷனல்லா இல்ல. ஒரு ஆர்வத்துல பண்ணேன். அந்த அப்போ வந்து நான் அந்த நெறையா விளையாட்டுகள் விளையாடுவேன். கிரிக்கெட்டு, புட்பாலு, அந்த மாரி வாலிபால் நெறையா விளையாட்டுகள் விளையாடுவேன்.
ஆ. ஓ! நல்ல விஷயங்க.
அ ஹாக்கிய தவரன்னு வச்சுக்கீங்களேன். ஹாக்கி எதுவும் தெ வராதுன்றதா, இல்ல புடிக்காதுன்றதானு தெரியல. வராதனால புடிக்காதுன்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம.
<laughs> அ அப்படியும் சொல்லிக்கலாம். அதாவது அந்த காலத்துல, நீங்க எவ்ளோ அழகா வெளிலல்லாம் போய் வெளையாடிருக்கீங்க பாருங்க. இந்த மாரி வாய்ப்புகள் இப்ப இருக்கற கொழந்தைங்களுக்கெல்லாம் கெடைச்சிச்சுனா நல்லாத்தான் இருக்கும், இல்லைங்ளா?
அப்படி தான் சொல்லிக்கணும். <laughs> கெடைக்கறதே இல்லங்க. அவங்க தான் வந்து விய ஒ ஒரு ஒரு வர்ச்சுவல் உலகத்துல வாழ்றாங்களே!
அது மாத்ரம் இல்ல. இப்ப பாருங்களேன், நீங்க வந்து கூடைப்பந்துல்லாம் வெளையாடிருப்பீங்க, அந்த காலத்துல. அ இப்
கூடைப்பந்து விளையாடலங்க. நான் வாலிபாலு அதான், எனக்கு கூடைப்பந்து வந்து வெளையாடத் தெரியாது. அது உண்மையா சொன்னா, வெடிய வெளையாடத் தெரியாது. அம் அதுக்கான வா வாய்ப்புகளும் இங்க, எங்க பள்ளிகள்ல இல்ல. எங்க எங்க வட்டாரங்கள்ல இல்ல, நாங்க வளர்ந்த எடங்கள்ல. கா கல்லூரி போகும்போது அங்க தாங்க நான் 1 1ல வந்து கூடைப்பந்து இதுவே பார்த்தேன்.
ஆ. ஓ! <coughs> ஓ! எங்க வீட்ல பாருங்க கூடைப்பந்து வீட்டுக்குள்ளயே வந்து ஒரு பட்டன ப்ரஸ் பண்ணா, நேரா போய் அதுக்குள்ள போய் விழுகணுமா, வெளியில போய் விளையாடுற அனுபவம் எங்க இருக்கு? குழந்தைகளுக்கு பாருங்க.
ஆஹ. <laughs> இல்ல. நாங்க வந்து அது எனக்கு கூடைப்பந்து இல்ல. அந்த வாலிபால் ன்னு சொல்லப்படும் அது அ, பால் பேட்மிண்டன் அதக்கப்பறம், கொக்கோ.
<laughs> ஐயோ! செம்மங்க.
அ, கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு,
ம்.
அதுக்கப்பறம் இந்த இது நாங்க.
அதாவது உங்களுடைய தசைகள், மஸில் டெவலப்மெண்டு க்கு ரொம்ப அ, பயனா இருந்திருக்கும் இல்லைங்களா?
ஆமாங்க, அது-அதுதான். அதுக்காகதான் வந்து, நிறையா இந்த உடற்பயிற்சியும் சரி, இந்த விளையாட்டுகளும் சரி நான் வந்து பண்ணிட்ருந்தேன். தவிர அது-அது வந்து கொஞ்சம் மனநிறைவையும் எனக்குக் குடுத்தது.
சரிங்க.
ஆ, அது அந்த வகையில போயிட்டே இருந்தது. ஒரு காலகட்டங்கள், அதாவது இந்த அலுவலகங்கள் அப்டின்னு வரும்போது, நமக்கு அ, அப்டியே அந்த -அந்த என்னோட அந்த, உடற்பயிற்சியோட விஷயங்கள் வந்து அப்டியே தலைகீழா மாறிப்போயிடுச்சு.
ஏங்க என்னாச்சு? வேலை பளுனால உடற்பயிற்சி.
நேரம் கிடைக்கல. நேரம் கிடைக்கலன்றது வந்து நானா சொல்லிக்கிற சமாளிப்பது ன்னு சொல்லுவாங்க சில பேரு. அப்டியே இல்லாம வந்து உண்மையிலேயே வந்து ஆபீஸ்‌ லேயே சில நாள் வந்து, அ 2 நாள், 3 நாள் வந்து ஆபீஸ்‌ லேயே உட்கார்ந்திருப்போம். தூக்கம் இல்லாம போயிடுச்சு, உடற்பயிற்சி பண்ணும்போது, அ உறக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க.
ஓ! ஆமாங்க. ஏன்னா அந்த உடலுக்கு அவ்ளோ அசதியாகும்போது, அ- அ புத்துணர்ச்சி கெடைக்கும்
அந்த "நீங்க எவ்வளவுக்கு- எவ்ளோ பண்றீங்களோ, அந்த அளவுக்கு தூங்குனா தான், உங்களுக்கு வந்து அந்த உடம்போட, அந்த தசைகளோட அ ரெஸ்பான்ஸ் ஸு"ன்னு சொல்லுவாங்க. அது இருக்கும்.
ஆ. "ஓ! நான் நெனச்சு வந்தேன், உடற்பயிற்சி இருக்கிறவங்களுக்கு, இயல்பாகவே வந்து உறக்கம்" வரும். அப்டிங்கிற மாதிரி நெனைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து <inhales> அந்த ரெஸ்பான்ஸ் வேணுனாலே வந்து நம்ம வந்து தூங்குனா தான், அது செட் ஆகும் இல்லைங்களா? மஸ்ஸில் லாம்.
ஆமாங்க. மஸ்ஸுல்ஸ் செட் ஆகறது அதான். அந்த உறக்கம் நம்ம வந்து தேவையான உறக்கத்த குடுத்தா தான் அது வந்து செட் ஆகும்.
சரிங்க- சரிங்க. அ பின்ன என்னென்னலாம் வந்து, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம், "என்னால உடற்பயிற்சியே செய்ய முடியல"ன்னு, நெறைய பேர் சொல்றாங்க <snorts> அவங்களுக்குஎன்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க.
அது சும்மாங்க. அத வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், நானு. கல்யாணத்துக்கு ஏன்னா, கல்யாணத்துக்கப்புறம் நான் வந்து அந்த ஒரு- ஒரு கட்டதுக்கப்புறம் நாமளும் கொஞ்சம் பெரிய இது ஆயிடுவோம், இல்லியா?
<chuckles> ஏங்க? ஆமா.
அ அந்த ஒரு மேலாளர் மாரி இல்ல, ஒரு லீடர் மாரி ஆயிடுவோம். அந்த மாரி சந்தர்ப்பங்கள்ல எனக்கு கொஞ்சம் நேரம் கெடைச்சிது. காலைல ஒரு ஒரு மணிநேரம் போய்ட்டு, நான் வந்து உடற்பயிற்சி நெலையத்துல வந்து, உடற்பயிற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன்.
சரிங்க. சிறப்பு. நல்ல விஷயங்க. அதாவது அது இன்னய வரைக்கும் உங்களால பின்பற்ற முடியுது, அப்டிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது!
இல்லைங்க அதுதான். <laughs> அந்த அந்த ஒரு கொடுமையும் நடந்தது. எனக்கு அந்த பண்ணிட்ருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 1 1/2 2 வருஷம் கிட்ட நான் பண்ணிட்ருந்தேன். அதே மாரியே கொஞ்சம் உடம்பெல்லாம் அத பண்ணி அத போன உடம்ப திருப்பி இது பண்ணிட்ருந்தோம்னு வச்சுக்கோங்களேன்.
அய்யய்யோ! என்னங்க? சரிங்க. ஆ அதாவது நீங்க விட்டு விட்டு உட உடற்பயிற்சி செஞ்சீங்கள்ல ஆ!
ஒரு போ அ இந்த தடவ ஒரு பொழுதுபோக்கா பண்னேன். இந்த தடவை ஒரு பொழுதுபோக்கா தான் பண்னேன். ஒரு ஆ இதுக்காக அப்படின்றது இல்லாம ஒரு பொழுதுபோக்க எனக்கு புடிக்கும்ன்றதனால நான் பண்ணுனேன் நானு. ஏன்னா இந்த விளையாட்டுக்கள்லாம் நிண்டு போச்சு.
ஆ புரியுது. ஆ.
எ வ "இந்த வயதுக்கு மேல ஏன் என்ன உனுக்கு என்ன விளையாட்டு?" அப்படின்னு கேக்கிற மாரி தானே எல்லாரும்.
<laughs> ஆமாங்க அ.
அதுனால, வந்து அந்த அந்த இத பண்ணாம உடற்பயிற்சியில கொஞ்சம் ம நானு க இது பண்ணேன். என்னோட கவனங்கள கொண்டு வந்தேன். ஆனா தொடர் விபத்துக்கள்னால, இந்த சாலை விபத்துக்கள்னால, கொஞ்சம் அது அதுவும் நின்னு போச்சு.
ஐயயோ! என்னங்க ஆச்சு?
ஆயி ஆனா ரோட்ல நான் நார்மலா ஓரமா நின்னுருந்தா கூட தான் வந்து இடிச்சிட்டு போறாங்களேங்க. அந்த மாதிரி நிலமதாங்க என்னுது.
ஆமாங்க. பரவால்லையே, இப்போ பிரச்சனைகள் ஒண்ணும் இல்ல இல்லைங்களா?
நீங்க வேற 19 ஆக்ஸிடன்ட் நடந்தது.
இறைவனே! ஆ. இறைவன் கடவுள் காத்து இப்போ எல்லாம் நல்லபடியா இருக்கும்னு நெனைக்கிறேன்.
ஆமாங்க. அது அது வந்து, அ எனக்கு வந்து ப எலும்புகளோட வ வலு கொஞ்சம் ஜாஸ்தி. அதாவது 1 1/2 பங்கு என்னோட எலும்பு வந்து நார்மல் ஆட்கள விட ஜாஸ்தி, அதனால எலும்புல முறிவுன்றது ரொம்ப கிடையாது. இந்த ஹேர் லைன் இல்லன்னா இந்த அதுக்கு சர் சப்போர்ட்டிவ்‌வா இருக்குற, ச இதுலாம் இருக்குதில்லைங்களா? இந்த ஜவ்வு அந்த மாரி விஷயங்கள் இருக்குல்ல? அதனால எலும்புல முறிவுன்றது ரொம்ப கிடையாது. இந்த ஹேர் லைன் இல்லன்னா இந்த அதுக்கு சர் சப்போர்ட்டிவ்‌ வா இருக்குற, இது எல்லாம் இருக்குதில்லைங்களா? இந்த ஜவ்வு அந்த மாரி விஷயங்கள் இருக்குல்ல?
ஓ! அ. ஆமாங்க, ஆமாங்க. ஆமாங்க.
அதெல்லாம் நான் வந்து எதெல்லாம் வந்து சீக்கிரம் ஆறாதோ அதெல்லாந்தான் அடிவாங்கிச்சு.
புரியிது, அதாவது இந்த உடற்பயிற்சி நீங்க சின்ன வயசுல செஞ்சதுனால தான். அது, ஒரு அது சப்போர்ட்டா இருந்துச்சுன்னு நெனைக்கிறீங்களா? இந்த மாரி நேரத்துல?
இல்லல்ல இப்ப பிறப்பிலிருந்தே, என்னோட எலும்போட தன்மை வந்து அப்டிதான் இருந்தது.
அதாவது அந்த போன் டென்சிட்டி அதெல்லாம் சொல்றீங்களா? ஓ.
போன் டென்சிட்டி சொல்வாங்க. 1 1/2 பங்கு ஜாஸ்தின்வாங்க. இந்த போனே வந்து கொஞ்சம், அ இது, தடிமனா தான் இருக்கும்.
நல்ல விஷயம். நல்ல விஷயம்தாங்க. அதாவது இதெல்லாம் கேட்கறதுக்கே வந்து ஒரு ஒரு இது வந்து நீங்க சொன்னது அந்த விபத்துகள், அப்டின்னு சொன்னது உண்மையிலேயே நீங்க தாண்டி வந்தது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இப்ப நீங்க வந்து இந்த உடற்பயிற்சிய, விடா முயற்சியா வந்து செஞ்சுகிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி எல்லாரும் செஞ்சா நல்லதாக இருக்கும். உடல் உடற்பயிற்சிக்கு வந்து பயனளிக்கணுனா வந்து, அதுக்கு நல்ல ஒரு உறக்கம் வேணும். அப்டிங்றதையும் வந்து எடுத்து அழகா சொல்லிருக்கீங்க. உங்க கூட பேசினது உண்மையிலேயே அருமையான ஒரு தருணமா இருந்துச்சு. ஆரோக்கியமான ஒரு தருணமா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆ ஹை இந்த நாளும் எந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்னு சொல்லி அ நன்றி சொல்லிக்கிறேங்க.
நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்களும் உங்களோட நேரத்தை எனக்காக வந்து அ செலவிட்டீங்க. அந்த நேரத்துக்கு நன்றி. அதே மாரி இன்னைக்கி உங்க நாள் வந்து நல்ல நாட்களாக அமையும்ன்றது என்னோட வாழ்த்துக்கள்ங்க. ரொம்ப நன்றிங்க.
நன்றி.